பொதுவாவே நம்ம வந்துட்டு அ எல்லா பழங்கள், எல்லா காய்கறிகளுமே வந்து எடுத்துக்கிறோம். ஆனா இந்த சீசன் டைம் டைம்ல வந்து கிடைக்கிற பழங்கள், காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயத்தப்போ நீங்க அத எப்படி அழகா வந்து அந்த சீசன் தகுந்தா மாரி, இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறீங்க? அத எப்படி தேர்வு செய்கிறீங்க? அத பற்றி கொஞ்சம் பேச முடியுங்களா?
சீசனுக்கு வந்து ஏத்த பழங்கள் வந்து சாப்பிடுறது அப்படின்னா, நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதுவும் இல்லாம அது தகுந்தாப்பில தான் வந்து விலை மலிவாவும் கூட கிடைக்கும். அது எடுத்துக்கறதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப வந்து வெப்பமாகறத வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் கூட நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங் ஆ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படினா, நம்ம கோடைக் காலங்கள்ல கிடைக்கிற வந்து தர்பூசணியா இருக்கட்டும், முலாம் பழமா இருக்கட்டும், அந்த வெள்ளேரி பழம்னு ஒன்னு விப்பாங்க.
ஆ கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆ மஞ்ச கலர்ல. <chuckles> ஆ.
ஆமா, மஞ்சள் கலர் வெள்ளரி பழம், அப்புறம் வெள்ளரிக்கா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிக அளவுல நீர் சத்து உள்ளது. அதுவுமில்லாம இந்த பூசணிக்கால்லாம் இருக்கில்லையா, அதெல்லாம் அதிக அளவில பாத்தீங்கனா அதெல்லாம் அந்த கோடை காலங்கள்ல கிடைக்கும். என்ன காரணம் அப்படின் ஆ சொல்லுங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. இந்த ம் இந்த வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா அந்த சீசன்ல அதுவும் சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும், அப்படிம்பாங்க. நீங்க அத எப்படிங்க பார்த்தா டக்குன்னு வாங்கிறுவீங்களா? இல்ல நான்லாம் பார்த்தீங்கனா, கிடைக்காது அப்படிங்கும்போது கிடைக்கிற இடத்தில டக்குனு அத வாங்கி செஞ்சுருவேன். அதனால கேட்குறேன்.
ஆமா. ஆமாங்க. அது வந்து கிடைக்காது. நான் அதுவும் இங்க இருக்குற இடத்துல கிடைக்காது. சொந்த ஊர்ல தான் கிடைக்கும் அது. அந்த சொந்த ஊர்ல கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா. எங்க அம்மாவே வாங்கிட்டு வர சொல்லுவேன், "அம்மா அத பார்த்தா வாங்கிட்டு வந்து வையி நான் ஊருக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். அம்மாவும் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுடுவாங்க.
சரிங்க. ஆ. கண்டிப்பாங்க. ஏன்னா ம்.
ஆ. அதெல்லாம் வந்து திரும்பி நம்ம எப்போ சாப்பிடுவோனு, நமக்கே தெரியாது இல்லையா. அதனால.
நிச்சயமாங்க. ம்.
அ அந்த மாதிரியான வந்து காலம். அப்போ வந்து என்னாக்குன்னா, நம்ம வந்து கோடை காலங்கள்ல வந்து நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வந்து அதிகமா தேவைப்படும். நம்ம வந்து எவ்ளோ தான் தண்ணி குடிச்சாலும், தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பழங்கள் சாப்பிடும்போதோ, அ அந்த மாரி அந்த முலாம்பழம் ஜூஸ் மாதிரி <whistles> போட்டு சாப்பிடும்போதோ, நமக்கு அது தேவ நமக்கு தேவையான, உடலுக்குத் தேவையான நீர் சத்துக்களும் நமக்கு கிடைச்சுரும். அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதுல அந்த பழங்கள்ல இருக்கிற சத்துக்களுமே நமக்கு கிடைச்சுரும். அப்ப வயிறு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நிரம்புற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இந்த வ சின்ன ஒரு காய்கறிகள்ளயே இவ்வளோ கிடைக்குது பாருங்களேன்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. நிச்சயமா. இப்போ, அ பழங்கள வந்து பொதுவா அ ஜூஸா போடுறத விட, பழங்கள ராவா சாப்பிடுங்க, அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த மாரி பழக்கங்கள் உடையவங்க?
நாங்க அப்படியே தாங்க சாப்பிடுவோம். ஏன்னா, நான் ஒரு கொஞ்சம் வந்து சோம்பேறின்னு சொல்லி வச்சுக்கலாங்க. என்ன காரணம் அப்டின்னா, ஜூஸ் போட்டா அது பாத்தரத்த வேற கழுவணும், சக்கர வேற ஆட் பண்ணணும். என்ன ம் இதெல்லாம் வந்து இல்லாம அப்டியே சாப்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரையும் மிச்சமாயிடும், பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சமாயிடும்ல. அதுனால வந்து அப்டியே சாப்பிடுறதுக்கு தாங்க, நான் பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன். <inhales>
தெரியல. ஆ. சூப்பருங்க. ம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. உண்மையாவே நா
ஆமாங்க. ஏன் ஏன்னா நா நீங்களே நெனச்சு பாருங்க. எப்ப பாத்தாலும் அடுப்புல உக்காந்து பாத்தரம் கழுவுரதுல எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் செஞ்சு பாக்குறவங்களுக்கு தானங்க தெரியும்.
நிச்சயமாங்க.
ஆ, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அ அந்த பலாப்பழம் உட்டுட்டேனேங்க பலாப்பழம்லாம் சூப்பரா புடிக்குங்க. பலாப்பழம், மாம்பழம் ப்பா மாம்பழம் இல்லாத அந்த கோடைக்காலங்கள்ல மாம்பழம் சீசன் வந்துச்சுன்னா, மாம்பழம் இல்லாம மதிய சாப்பாடே எனக்கு கெடையாது, அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆ. கண்டிப்பாங்க. அந்த மாம்பழத்த அதாவது தொட்டுக்கவே தேவையே இல்ல அந்த டைம்ல, அந்த மாம்பழமே போதும் நமக்கு இல்லி ங்களா?
ஆமா. ஆமா. அது ஒரு புடி சாதம் வேற எஸ்ட்ரா சாப்பிடுவேங்க. எப்போதும் சாப்பிடுறத விட மாம்பழம் அ கட் பண்ணி வச்சு சாப்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே நான் சாப்பிடுற மாரி எனக்கே நல்லாவே தெரியுங்க. அதுவும் அந்த பங்கனப்பள்ளி, அந்த அ மல்லிகா அப்டின்னு சொல்லிட்டு நெறையா வந்து ருமானி அந்த மாரிலாம் வரம்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்ல என்ன இருக்கோ, இல்லையோ. சாப்பாடு இருக்கோ, இல்லையோ எங்க வீட்ல கண்டிப்பா மாம்பழம் வரும். அந்தம் அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாம்பழ பிரி அப்படி சொல்லிட்டு என் பேர நானே மாத்தி வச்சுக்கலா. அவ்ளோ மாம்பழம் ஆனா இதே வந்து சின்ன வயசுலலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்க. சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாலே கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். என்னான்னு தெரியல கொழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேல தான், இது மாம்பழத்து மேல ஒரு ஈடுபாடு வந்து, மாம்பழம் வந்து அன் இப்பலாம் எவ்வளோ வெலையா இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுறோங்க. அப்படி போயிட்டேங்க. என்ன அப்படி மாம்பழத்து மேல ஒரு பைத்தியம் வந்துச்சு, என்ன மாருணுச்சுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல.
நிச்சயமா, நிச்சயமா. <inhales> ஓ! அப்பிடிங்களா. நிச்சயந்தாங்க.
அந்த அளவுக்கு அ அந்த அளவுக்கு ஒரு மாம்பழம் பைத்தியோனு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அப்புறமேல வந்து இந்த காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த கீரை வகைகள்லாமே நமக்கு கொஞ்சம் வெயில் காலங்கள்ல வந்து நல்லாவும் கெடைக்கும், கொஞ்சம் விலையும் மலிவாவும் கிடைக்கும். என்ன காரணம் என்ன காரணம் அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உடல வந்து ஸ் <inhales> சீரா வச்சுக்கிறதுக்கு அது உதவுங்க. இது எல்லாமே நமக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, வெயில் அதிகமா இருக்க போதுன்னு தெரியுது, அதுக்கு ஏத்தாப்பில தான் என்ன பண்ணிட்டு இருக்கு காய்கறி வந்து மொளச்சி, நம்மளோடைய உடலை பாதுகாக்குறதுக்காகவே இயற்கை நமக்கு குடுத்தது. அப்படிங்கிறது மாதிரி எனக்கு கண்டிப்பா தோணிக்கிட்டே இருக்குங்க.
கண்டிப்பாங்க. மலிவா கெடைக்கும். ஆமாங்க. ஆ ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. ஏன்னா, அ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில நமக்கு வந்து மலிவா கிடைக்கும் அப்பிடிங்கும்போது, நம்ம வந்து நெறையா வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். அ ஏன்னா, வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு காய்கறிகள், பழங்கள்லாம் நம்ம வாங்கி சாப்புட்ணும் அப்பிடின்னு வந்து சொல்றாங்க. அ அந்த டைம்ல கிடைக்கிற, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, நமக்கு மலிவாவும் கிடைக்கும் அப்பிடிங்கும்போது, கண்டிப்பா அது நம்ம அதிக, அதிகமான ஒரு ரேஷியோலே எடுத்துக்கணும் <chuckles> அப்பிடின்தான் நானும் சொல்ல வரேன்.
அப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த இந்த குளிர்காலங்கள்லாம் வந்து கிழங்கு வகைகள்லாம் அதிகமா கிடைக்குங்க. அதாச்சும் வந்து அந்த பனை கிழங்கு, அந்த சர்க்கரவள்ளி கிழங்கு, அந்த சவாரிக்கட்டன்னு சொல்வாங்கல்ல, அத குச்சி கிழங்குன்னு சில ஊர்ல சொல்றாங்க. <inhales> சில ஊர்ல வந்து, சவ்வாரிக்கட்ட அப்பிடி சொல்லி சொல்றாங்க மரவள்ளி கிழங்கு. அந்த மாதிரியான கிழங்குகள் வகைகளும் அதிகமா கிடைக்குங்க. அந்த கிழங்குகள சாப்பிடும்போது, அதிக அளவு நார்சத்து அதிகமா இருக்குங்க. அந்த பனைக்க பனைக்கிழங்கு சொன்னேன் இல்லயா! அதுல பார்த்தீங்கன்னா, அதிக அளவு நார்சத்து இருக்குங்க. இப்ப சில பேருக்கு இந்த பனிக்காலங்கள்ல ஜீரணமாகாம மலச்சிக்கல் நிறைய பேருக்கு வந்துரும். அது இல்லாம, இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்பிடி சொல்லி பார்த்தீங்க அப்பிடின்னா, அதெல்லாம் சரியாகிதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அன் அந்த பட்டாணி, பச்சை பட்டாணி, இது எல்லாமே குளிர்காலம் முடியிறதுக்கு அந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விலை மலிவா கிடைக்கும். அது பச்சைப்பட்டாணி, இந்த மொச்சைக்கா, துவரைக்கா இது எல்லாமே பார்த்தீங்க அப்பிடின்னா, ரொம்ப அதிக அளவுல வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாம அந்த துவரை பருப்புலாம் இருக்குல்ல, துவரைக்கா சொல்றோம் இல்லயா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிக புரோட்டீன் உள்ள ஒரு காய்கறிகள். அது நமக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உடலுக்கும் நல்லது. அதாச்சும் இந்த மலச்சிக்கல் உடலையும் வந்து நமக்கு சீராக்குதுக்கு வந்து அதிக அளவுல உதவி பண்ணுது, அப்பிடின்னு கூட சொல்லலாங்க.
ம், ம். சரிங்க. ஆமாங்க. ஓ! சரிங்க. ம். ஆமாங்க. சிறப்புங்க. சிறப்பு. நெறையா விஷயங்கள் நீங்க வந்து பகிர்ந்துட்டு இருக்குறீங்க. ஆ இதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிகள் வந்துட்டு இப்போ நீங்க வந்து எப்பிடிங்க சந்தையில வாங்குவீங்களா? இல்ல நேரடியா விவசாயிங்கக்கிட்ட வாங்குறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா? எந்த மாரி நீங்க வந்து வாங்குவீங்க?
நான் வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, விவசாயிகிட்ட வாங்குற வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா, இந்த உழவர் சந்தையில தாங்க வாங்கி ஆகணும். ஏன்னா, எங்க நாங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ல இருக்கோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து அவுங்களோட விலைக்கி வந்து விக்க மாட்டாங்க. இதே வந்து எங்கேயாச்சும் போகும்போது விவசாயிகள் வித்தாங்க அப்பிடின்னா, நான் எந்த ஒரு பேரமும் பேசாம வாங்கிடுவேங்க. ஏன்னா, அவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யிறனா இவுங்க கூட நான் இப்பிடி பேரம் பேசுவேன். எங்க உழவர் சந்தையிலலாம் பேரம் பேசுவேன். ஆனா, அங்க பேரம் பேச மாட்டங்க. நான் வந்து ஏன்னா அவுங்க என்ன விலை சொல்றாங்களோ, அந்த வில குடுத்து நான் வந்து என்ன பண்ணிட்டுவேன்னா வாங்கிட்டு வந்துருவேங்க.
சரிங்க. கண்டிப்பா. சிறப்புங்க சிறப்புங்க. <chuckles> ஏன்னா வந்து நம்ம அவுங்கக்கிட்ட பேசுறதுக்கே நமக்கு மனசே வராது இல்லேங்களா!
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப ம். சொல்லுங்க.
ஏன்னா, நான் வந்து கீர் ம் கீரை வித்துட்டு வந்தாகூட, அந்த தாத்தாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்கெயின் பண்ணவே மாட்டங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கல அக்கா வந்து இன்னா ஒரு ரு. 5 குறச்சிக்க கூடாதான்னு பேசிட்டு இருப்பாங்கன்னு. எனக்கு அவுங்கள பார்த்தாவே வந்து அந்த வா ம் கம்மி பண்ணி கேட்கணுன்ற மனசே வர மாட்டேங்குதுங்க. உண்மைய சொல்லப்போனா.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்ப இந்த காய்கறி எல்லாமே நம்மளுடைய உடலுக்குமே நல்லது. அது இல்லாம பார்த்தீங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதுவும் இல்லாம நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும். அந்த சீத்தாப்பழம்லாம் இருக்கு இல்லயா! சீத்தாப்பழம், சப்போட்டாலாம் இருக்கு இல்லயா! சப்போட்டாலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ளோ நார்சத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொள் என்னோட சின்ன குழந்த ஒருத்தி இருந்தா! என்னோட குழந்த தான். அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, மலச்சிக்கல் ஆயிடுச்சுங்க. சின்ன வயசில மலச்சிக்கல் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணறதுன்னு சொல்லிட்டு, தெரியாம என்னென்னமோ குடுத்து இப்ப அம்மாவும் கை வைத்தியம் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாங்க. எல்லா மாமியார் என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாவும் அவுங்கவுங்க வாயில வரதெல்லாம் சொல்றாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோங்க. ஆ எதுமே எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. ஒரு 6 மாத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். எதுமே சரிப்பட்டு வரவே இல்ல. என்ன பண்ணுறதுன் தெரில சொல்லிட்டு, நான் வந்து என்ன பண்ணிட்டுருந்தன்னா, சும்மா நம்ம கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தேன் இந்த மாதிரியான பிரச்சனைக்கி என்ன மாதிரியான தீர்வு அப்பிடின்ட்டு. அது சஜெஸ்ட் பண்ணது பப்பு சப்போட்டா.
ஆமாங்க. சரிங்க. சரிங்க. ஓ!
அது வந்து, சப்போட்டா வந்து அந்த காலங்கள்ல கிடைச்சிச்சி. அத குடுத்து ஒரு அடுத்து, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அவ வந்து என்ன பண்ணிட்டான்னா, அந்த மலச்சிக்கல்லருந்து விடுவிச்சி அவளோட வயிறு பார்த்தீங்கன்னா, மென்மையாயிடுச்சுங்க. அதுலேருந்தே அவளுக்கு அ வந்து சப்போட்டா அடிக்கடி குடுக்குறது ஒரு வழக்கமாயிடுச்சு. அந்த சப்போட்டால உங்களுக்கு அதிகமான நீர் சத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்சத்தும் 2மே கலந்து அதில இருக்குங்க. அதில இனிப்பு சுவை வேற இருக்கா, அதனால குழந்தைக்கு <whistles> வந்து ரொம்பவே புடிக்கும். அதனாலேயே நான் என்னமோ அடிக்கடி அவளுக்கு வாங்கி குடுத்துட்டே இருப்பேன். அந்த சப்போட்டா, சீத்தாப்பழம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வந்து அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடியது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, அதுலெல்லாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து, எண்ணற்ற கணக்கில சொல்லிக்கிட்டே போறாங்க.
சரிங்க. ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்ப இதே தவிர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறையா வந்து பழங்கள் நமக்கு கிடைக்கும். அ அதாவது இந்த ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரில பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அந்தமாரி பழங்கள்லாம் நீங்க ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி இந்தமாரி விஷயங்களுக்கு அ இந்தமாரி பழங்கள்லாம் வாங்கி குடுப்பீங்களா?
ஸ்ட்ராபெர்ரி, என் புள்ள புளிப்புனா திங்க மாட்டேங்குது. அ அதனால வந்து அது ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரியி என் பிள்ள கண்ணு கண்ணுல பார்த்தாலே ஒரு பக்கமா ஓடி போயிடுதுங்க. ஆனா வந்து இந்த நம்ப இந்த பக்கம் இருக்கும் இல்லையா? எதாச்சும் இந்திய பழம்னா திராட்சை அது மாரிலாம் சாப்பிடுறான்.
<chuckles> சரிங்க. ஒ, ஓ!
ஆனா இந்த பக்கம் வந்து இருக்கிற எதா எதாச்சும், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது. இல்ல புதுசா அறிமுகப்படுத்துனது எல்லாமே கொஞ்சம் வந்து சாப்பிடுறதுக்கு தயங்குறா. நான் என்ன தான் வாங்கி குடுத்து வேறு வித விதமா செஞ்சு குடுத்தாலுமே, அது அவ சாப்பிடுறதுக்கு என்ன பண்றா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தயங்குறா. அ இப்ப அந்த கிவிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தா, "புசு புசுன்னு இருக்கு. இத எப்படி சாப்பிட முடியாது". "தோல் பிச்சு தான்டா சாப்பிடணும். நான் உனக்கு குடுக்குறேன்டா." அப்படின்னா, "இதெல்லாம் வேணாம். இது புசு புசுன்னு இருக்கு. இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன்". அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கமா ஓடிட்டே இருக்கா. அவ்வளவுக்கு உட்கார வச்சு, அவளுக்கு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நான் பாடா பட்டுர்றேன். அதனால அதிக அளவில இந்தமாரி பழங்கள் நான் வாங்குறதில்ல. நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம சீசன் நம்ப ஊர்ல இருக்கும் இல்லையா? அந்த சீசன் பழம் வாழப்பழம், மாதுளை. இவ்வளவு தான் நான் வாங்குறதுங்க. "மத்த பழங்கள வந்து, நான் கை வக்கிறதுக்கே இவளுக்காகவே பயந்து, பயந்து கை வைக்கிறதே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லலாம்.
சரிங்க. ஆமாங்க. <laughs> ஆமாங்க. ஆ புரியுது, புரியுது. ஏன்னா ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாரி, அந்த மலைப்பகுதி உள்ள அதாவது, இந்த ஸ்ட்ராபெர்ரி, அந்த ப்ளூபெர்ரி இந்த மாரி விஷயத்துலலாம் பார்த்தீங்க அப்படினா, ஈடுபாடு இருக்கிறதுல்லதான். அ என்னோட பொண்ணு <chuckles> கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில சாப்பிட்ருந்தாங்க அந்த ஸ்ட்ராபெர்ரியெல்லாம். இப்ப என்னமோ தெரில, அவங்களுக்கு அந்த சுவை வந்து பிடிக்க மாட்டேங்குது தான். ஆனா நம்ம ஊர் பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ குடுக்கும்போது இந்த கொழந்தைங்கள் வந்து ரொம்ப விரும்பிதான் சாப்பிடுறாங்க. இல்லைங்களா?
ஆமாங்க கரெக்ட்டு.
அ "அதாவது, நம்ம சீசனுக்கு ஏத்த மாரி பழங்கள் காய்கறிகள்லாம் எப்படி வந்து தேர் அ தேர்ந்தெடுத்து குடுக்கணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நெறைய சத்துள்ள விஷயங்களா சொன்னீங்க. அதாவது ஆரோக்கியமான விஷயங்கள், உடல் நலத்துக்கு வந்து இந்த பழத்த எடுத்தா, இந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட நெறைய விஷயம் சொன்னீங்க. எனக்கே புதுசா நான் வந்து ரொம்ப பிரமிப்பா கேட்டுட்ருந்தேன், சில விஷயங்கள்லாம் வந்து. அப்படி அந்த விஷயத்துக்கு இது குடுக்கலாமா, அந்த மாரிலாம் நெறையா வந்து நீங்க சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கூட பேசினதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
மிக்க நன்றி.